இப்போ நிறைய பேருக்குப் பார்த்தீங்க என்றால், வீட்டில் இருக்கும்போது, சும்மா இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் ஹாபி பொழுதுபோக்குக்காக செய்வாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கைவினை பொருட்கள் செய்ற பழக்கம் இருக்கா? அதை செஞ்சீங்க என்றால் அது ஏன் உங்களுக்குப் பிடிக்கும்? எதனால் அது மேல் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு. அதைப் பற்றி எல்லாம் என்னென்ன எல்லாம் பண்ணுவீங்க? அதைப் பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா?
நிச்சயமாக. அ, கைவினை பொருட்கள் செய்யறது வந்து எனக்குக் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் தான். அந்த ஆர்வம் ஏன் வந்தது அப்படி என்றால் என்னோட பெரியம்மா வந்து இந்த மாதிரி கைவினை பொருட்கள் அதிகமாக செய்வாங்க. அவங்க செய்யறதை பார்த்துப் பார்த்து குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன் என்றால், எங்க ஸ்கூலிலேயுமே வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியட் என்று சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்கும். அந்தச் சமயத்தில் அவங்களுமே நிறைய கைவினை பொருட்கள் செய்ய வந்து அப்பவே கத்துக் கொடுப்பாங்க. சின்ன சின்ன
சரி. சரி. ஆ. இப்போ கைவினை பொருட்கள் என்றால் என்னென்ன எல்லாம் பண்ணுவாங்க அவங்க? உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்?
ஆ, ஸ்கூலில் பண்ணது வந்து சும்மா நமக்கு உபயோகப்படாத மாதிரிதான் இருக்கும். ஏன் என்றால் இந்த பொம் பொம்மைகள் செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா வந்து காலேஜில் பண்ணும்போது அப்படி பார்த்தீங்க என்றால் சில்க் த்ரெட்ல வந்து இந்தத் தோடு செய்யறதா இருக்கட்டும், வளையல் செய்யறதா இருக்கட்டும் அந்த மாதிரி செய்யறது வந்து அது வந்து முதல் ஆரம்ப கட்டத்தில் அது செய்ய ஆரம்பித்தோம். அதிலேயே வந்து அடுத்தடுத்து நிறைய வந்தது. அந்தக் கைவினை பொருட்களில் ஒன்று ஒன்றாக
சரி. ஓ! சிறப்பு. அதில் வந்து வளையல் கூடப் பண்ணுவாங்க இல்லையா? இந்தச் சில்க் நூலில்.
ஆமா வளையல் தான், வளையல் தான் சொல்றேன். வளையலிலே வந்து முதலெல்லாம் வந்து சும்மா சிம்பிளாக தான் செஞ்சுகிட்டு இருந்தோம். ஒரு ஒரு single bangle லா இருக்கலாம். இல்லை வந்து ஒரு 2, 2, 3 அந்த மாதிரி தான் வந்து பண்ணி பழகிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படி என்றால், அந்த இப்போ எல்லாம் பிரைடல் பேங்கிள்ஸ் அதாவது திருமண பெண்ணுக்குப் போடுற அந்த வளையல்களை வந்து இந்த மாதிரி சில்க் த்ரெட்ல சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் பார்க்கவும் ஈர்ப்பாக இருக்குது. அதே மாதிரி அதிகமாக போடும்போது அது ரொம்ப அழகாக தெரியுது.
ஆ. சரி. ஓ! கண்டிப்பாக. தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது வந்து மிளிரும் இல்லையா? இந்தச் சில்க் என்றதனால் அந்த ஷனீங்கா
நிச்சயமா. ஆ அதுவும் மிளிரும். அது கூடவே நாம வந்து நிறைய கற்கள் எல்லாம் வைச்சு பண்றதனால், அந்த ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்தக் கற்கள் வந்து அ இன்னும் அதிகமாக மின்னும். ஆமா இன்னும் அதிகமாக மின்னும். அப்போ வந்து அது அந்தச் சேலைக்கும் சரி அந்தத் திருமண ஆடைக்கும் சரி அதுக்கும் அவ்வளவு வந்து அழகாக இருக்கும். அ அதை என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படி என்றால், முதலில் வந்து ஆரம்ப நிலையில் இந்த கைவினை பொருட்கள் செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அ என்ன ஆகும் என்றால்? அந்தக் கம் வந்து சரியாக வைச்சு ஒட்ட முடியாது. அந்தத் தோடு செய்யும்போது இருக்கட்டும். அந்த ஹூக்லாம் வந்து சரியாக மாட்ட தெரியாது. ரொம்பவே சிரமப்படுவோம். அத அந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதலில் ஆரம்பித்தது இந்தத் தோடும் வளையலும் தான் வந்து எங்களுக்குக் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, கல்லூரியில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க என்றால், தலையணை செய்வாங்களே. தலைக தலையணை அது வந்து குஷன்னு சொல்லக்கூடிய அந்த ஷோபாவில் வைக்கிற தலையணைகள்.
கற்கள் வந்து ஒளியை வந்து ரிஃப்ளக்ட் பண்ணும். சூப்பர். கண்டிப்பா. ஆமா. சரி. சரி. ஆமா. தலையணை. புரியுது. இது வந்து எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணிகள் வைச்சு செய்வீங்களா, இல்லை பஞ்சு வாங்கி செய்வீங்களா?
அ அந்தத் தலையணைகள் எல்லாம் வந்து இல்லை, இல்லை. அது வந்து. நான் கத்துக்கிறபோது வந்து அவங்க வந்து சொல்லிக்கொடுக்கும்போது இந்த மாதிரி பஞ்சு வாங்கவேண்டும். அந்த மாதிரி வைச்சால் வந்து நீண்ட நாள் இருந்து நல்லாக இருக்கும் அப்படின்கிற மாதிரி ஆ ஒரு பஞ்சு வந்து அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி வாங்கி தான் வந்து செஞ்சேன். அப்படி செய்யும்போது துணிகளுமே வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி சாஃப்ட்டா இருக்கும். அது நீங்கத் தொட்டு பார்த்தீங்க என்றால், ரொம்ப மென்மையாக அந்த எதோ தோல் மாதிரி இருக்கும். அந்த லேதர் என்று சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்டான அந்தத் துணி குஷனில் வைக்கறக்கூடிய அந்த இது. அதில் வந்து வந்து ரொம்ப கஷ்டோங்க. அதில் தைக்கிறது என்ன ஆகும் அப்படி என்றால், நம்ம தைக்கும்போது கையில் தான் தைக்கவேண்டும். தலையணை தைக்கும்போது கையில் தைச்சால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் என்று சொல்லுவாங்க. அந்த மெஷின் தைக்கிறதை விட ஆனா கையில் தைக்கும்போது என்ன ஆகும் அப்படி என்றால் அ நாம ஒரு ஷேப் வெட்டி நாம தைக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி என்றால் அது என்ன ஆகும் என்றால்? கொஞ்சம் பிறழும்போது என்ன ஆகும் என்றால்? அந்த நம்ம வெட்டின ஷேப்பே இல்லாமல் ஒரு மாதிரி இப்போ ஒரு ஸ்குயர் வெட்டுறீங்க. அப்படின்னு வைச்சுக்கோங்களேன். அது எல்லாம். எல்லாம் அந்த 4,4 கார்னர் ரூம் அதாவது 4 ஓரங்களும் என்ன ஆகும் என்றால்? உள்ளே போய் ஒரு மாதிரி அந்த ஸ்குயர் மாதிரியே தெரியாது. அது ஒரு வட்டமான மாதிரி மட்டமான மாதிரி தெரிஞ்சிடும். அந்த ஆமா. அந்தத் தலையணைக்கு வந்து நாங்க எங்க கிளாஸில் எல்லாருமே அந்தத் தலையணை தைக்கறதுக்கு ரொம்ப பெரிய போராட்டம் நடந்திருச்சு. ஏன் என்று கேட்டால்
சரி. சரி. புரியுது. ஆமா. புரியுது. மிருதுவா இருக்கும். சரி. ம். கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும். <laughs> கண்டிப்பா புரியுது. ஆமா. அதாவது இந்த ஆரம்ப காலத்தில் வந்து சரியாக நேராக வெட்றதுக்கும் அதை நேர்த்தியாக செய்றதுக்கும் தெரியாது இல்லையா, ஒரு சிலர் வந்து இந்தக் குண்டு ஊசி எல்லாம் குத்தி வைச்சு நேராக வெட்டுவாங்களே. அது முயற்சி பண்ணி பார்த்தீங்களா?
ஆமா. கண்டிப்பா. இல்ல அது முயற்சி பண்ணல. அவங்க சொல்லிக்கொடுக்கும்போது, எப்படி சொல்லிக்கொடுத்தாங்கனா, அந்த ஓரங்கள வந்து ரொம்ப கேப் இல்லாம தைக்கணும் அப்படிங்கற மாரி சொல்லிக்கொடுத்தாங்க. அப்படி கேப் இல்லாம தைக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அத தச்சு முடிச்சுட்டு திருப்பிப் பாக்கும்போது தான் தெரியுது. அது வந்து அந்த ஷேப்பே வந்து சுத்தமா நமக்குத் தெரியல அப்படிங்கறது.
சரி. புரியுது.
அது வந்து ஒருத்தருக்கு அனுபவிச்சா பரவாயில்ல. கிளாஸ்ல இருக்குற 35 பேருக்குமே 35 பேர்ல ஒரு 4 பேத்துக்கு தான் அது வந்து தெளிவா வந்து இருந்துச்சு. மிச்சம் ஒரு 31 பேத்துக்குமே அது வந்து அது வந்து அந்த மாரி தான் வந்து இருந்துச்சு. மோசமா வந்து இருந்துச்சு. தலகாணி மாரியே தெரியல. எதையோ வந்து சுருட்டி தூக்கி அந்த மாதிரி ஒரு சம்பவமா போயிடுச்சு அந்த இது தலகாணி.
ஆ. <laughs> ம். இத நீங்கத் தயாரிச்சு வித்திங்களா? இல்ல வீட்டுக்கு மட்டும் உபயோகப்படுத்திடிங்களா?
இல்ல. அதுக்கப்புறம் நான் விக்கலாம் இல்ல. நான் வந்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தேன். அந்த மாதிரி பண்ணேன். ஏன் கேட்டா? நம்ம வந்து மொத்தமா செஞ்சு பண்ணனும் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஒரு தையல் மிஷின் நல்ல ஒரு தையல் மிஷின் இருக்கணும். அந்த மாதிரி அந்த இது எறங்குற மாதிரி ஊசிகள் எறங்கக்கூடிய ஒரு ஹை குவாலிட்டில உள்ள மிஷின் வேணும் அதுக்கு.
சிறப்பு. கண்டிப்பா. சிறப்பா சொன்னிங்க.
அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஜூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லயா. சாக்கு மாரி இருக்கும்ல
ஆமாமா சாக்கு பைகள்ல தயாரிக்கக்கூடிய இது.
ஆ அதுல ஸ்த தயாரிக்கக்கூடிய பைகள், பர்ஸு, மி மினி பர்ஸு அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் கண்டிப்பா மெஷின் தேவ. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா? எங்க பெரியம்மா வந்து சொன்னேன் பாத்தீங்களா. அவங்க வந்து அதிகமா கைவினை பொருட்கள் செய்வாங்க அப்படின்னுட்டு. அவங்கள்ட்ட போயி வந்து தச்சு வாங்கிட்டு வருவேன். எங்க ஸ் காலேஜ்ல வந்து வெட்டிட்டு, இங்க வந்து தச்சுக்கறது அந்த மாதிரி பண்ணுவேன். அ அது வந்து
ஓ! ம். ஆமா. ஓ. புரியுது. ஆனா அது நடுல ரொம்ப பிரபலமா இருந்தது இல்லையா? இந்த ஜுட் பைகள்ன்றது ரொம்ப அழகா அழகா டிசைன்லாம் போட்டு.
கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க அது தான். ஆமா. அப்போ வந்து ஸ்டால்லாம் போட்டுருந்தோம் நாங்க. இந்த மாதிரி மண்டபத்துல வந்து ஸ்டால் போடுவாங்க பாத்தீங்களா. கைவினை பொருட்கள். அப்போ வந்து ஜூட் பொறுத்த அளவுக்கு நானும் எங்க பெரியம்மாவும் சேர்ந்து ஸ்டால் போட்டுருந்தோம். அப்போ இந்த மாதிரி பைகள் ஆ நல்லா போச்சுங்க. அப்ப அது பிரபலமா இருந்தது. ஒரு நான் சொல்றது ஒரு 8,10 வருடங்களுக்கு முன்னாடி.
ஓ! சிறப்புங்க. சரி. நல்லா போச்சா? புரியுது.
ஆ அப்போ வந்து இது பிரபலமா இருந்ததுனால நல்லா போச்சு. அதிகமா சேல்ஸ் ஆகிறது பர்ஸ் தான் அதிகமா சேல்ஸ் ஆகும். அதுமே அந்த பர்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா அடுக்குகள் வச்சது மா மாரி வந்து வித்தியாசங்கள் படும். அதே மாரி காலேஜ் பேக்னு சொல்லக்கூடிய சைட்ல போடுவாங்க பாருங்க. அ இந்த இந்தப்படத்துல கூட ஹாசினி போட்டுருப்பாங்கல்ல. <chuckles> சைடு லாக்ல போட்டுருப்பாங்கல்ல, அந்தப் பைகள் வந்து அதிகமா சேல் ஆகும். ஏன்னா அந்தச் சமயத்துல காலேஜ்க்கு வந்து அந்தப் பைகள், அந்த ஜூட் பேக் வந்து எடுத்துட்டு போன ஒரு காலம்.
ம். புரியுது இந்த ஆமாமா. புரியுதா? அப்ப வந்து இது ரொம்ப பிரபலமா இருந்தது. அதனால மக்கள் அதனால ஈர்க்கப்பட்டு நிறைய வாங்க ஆரம்பிச்சாங்க.
ஆமா. அது அது ஒண்ணு சொல்லலாம். நல்லா ஹிட் ஆகி போனது அப்படின்னு சொன்னா, அந்த ஜூட் சம்பந்தமான எல்லாமே வந்து ஹிட் ஆயிப்போச்சு. அதுவும் இல்லாம எ அந்த வெறும் அந்த காலேஜ் பைகள் மட்டும் செய்யல. அப்ப இந்த இதுக்கெல்லாம் வந்து அப்போ ப்ளாஸ்டிக் கொஞ்சம் தவிர்த்து இருந்தாங்க, அந்த நிலைமையில. அப்படி பண்ணும்போது இந்த காய்கறிக்கு கொண்டு போற கூடை ஆகட்டும், அதெல்லாம் கூடச் செஞ்சோம் நாங்க. எல்லா விதமானதுமே முயற்சி செஞ்சோம். <chuckles> அது
ம். ஆமா. சிறப்புங்க. இதெல்லாம், நீங்க இப்போவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்பப் பண்ணதோட சரியா?
இல்ல நான் விட்டுட்டேன். என் பெரியம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும். <chuckles> ஏன்னா வந்து, எனக்கு அடுத்தடுத்து அதுல இருந்து ஈர்ப்பு கொஞ்சம் அ குறைய ஆரம்பிச்சுச்சு. ஏன் கேட்டா வந்து, அடுத்து குழந்தைகள் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு பொருளுமே பத்திரமா வச்சு நம்மளால வந்து இது பாதுகாக்கவே முடியல. சின்ன சின்னது எல்லாம் செய்யலாம்னு சொல்லி சில்க் த்ரெட் மட்டும் என்னோட குழந்தைகளுக்கு தேவையானது மட்டும் நான் செஞ்சுக்குவேன். ஆ ஏதாவது இப்போ ஒரு பட்டுப் பாவாடை எடுக்குறோம் அப்படின்னா, அந்தப் பட்டுப் பாவாடைக்கு மேட்ச்சா ஒ எடுக்குற மாதிரி வளைகள் வளையல்னாலும் சரி, அ ஒரு பாசினாலும் சரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுக்கு டிஸ்டர்ப்பும் ஆகக் கூடாது. இந்த மாதிரி கல்லுலாம் அதிகமா வச்சா வந்து வச்சு செஞ்சோம் அப்படின்னா. அவங்க துணியைப் புடிச்சு இழுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கையில கீறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்தக் கல்லை அவங்க பிச்சு எடுத்து வாயில போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி செய்யலாம்? அப்படிங்கறத பாத்து, நான் வந்து செய்வேன்.
ஓ. குறைஞ்சிடுச்சு. ஓ. கண்டிப்பா. சிறப்புங்க. புரியுது. ம். கண்டிப்பா. ரொம்ப சிறப்புங்க. அதாவது இப்போ உங்களுக்காகப் பண்ணிட்டு இருந்தது போய் உங்க குழந்தைக்காக நீங்க வந்து அந்த ஒரு கைவினை பொருட்கள வந்து வீட்ல செய்றீங்கன்னு கேட்கும்போது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் அப்பனா உங்களுக்கு அது மேல இருக்குற ஈர்ப்பு குறையலைன்னுதானே அர்த்தம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. நெறைய இது செஞ்சு பழகி இருந்தோம். ஆனா வந்து குறிப்பா இந்த 2 தான் வந்து ரொம்ப ஹிட் ஆனது. ஏன்னா அந்த நேரத்துல அளா அது ரொம்ப பிரபலமானனால அந்த சில்க் திரேட் வந்து காலேஜ் போற புள்ளைங்க எல்லாமே அந்தத் தோடுகள் வந்து ஜிமிக்கி தோடுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்பத் தான் அந்த ஜிமிக்கியுமே ஃபேமஸ் ஆச்சு. இந்தக் கேரளாவுல ஒரு ஜிமிக்கி கம்மல்னு ஒரு பாட்டு வருமே, அந்த அந்த ஃபேமஸ் ஆன நேரம் அதுவும். <chuckles> அதனால அத எல்லாருமே அதுக்கு ஏத்த மாதிரி அந்த அந்த கேரளா சாரீ கட்டி அந்த ஜிமிக்கிலாம் போட்டு வரும்போது, இன்னும் அழகா இருந்தது அந்த சில்க் திரேட்ல அவங்க அவங்க அவங்க கையால பண்ண ஜிமிக்கி கல்ல வந்து நாங்க போட்டுப் போனோம். ஒரு ஃபங்சன்க்கு.
புரியுது. ஆமா. கண்டிப்பா. சிறப்புங்க. இப்ப இதுக்கெல்லாம் ஏதாவது பிரத்யேகமான கருவிகள் அதெல்லாம் தேவையா? நீங்கச் செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் அதெல்லாம் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்களா?
கண்டிப்பா. அ கருவிகள்ன்னு பாக்கும்போது அந்த சில்க் திரேட்க்கு வந்து சின்ன சின்ன கருவிகள் தான் தேவப்படும். ஆனா வந்து அந்தச் சின்ன சின்ன கருவிகளுமே வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்துல வந்து கல்லூரியிலே குடுத்தாங்க. நீங்க வந்து ஆரம்ப கட்டத்துல இது மாரி வந்து இதுலருந்து நீங்க வந்து அடுத்தடுத்துத் தீரத் தீர வாங்கிக்கோங்க. அந்த ஒரு கற்களாகட்டும். அப்புறம் அந்த வெட்டுற வெட்டக்கூடிய ஒரு இது இருக்கும். அந்த மெஷின் ஆகட்டும். அந்த ஒரு சிஸ்சர் மாதிரி. அது அது ஒரு கட்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டர் ஆகட்டும். எல்லாமே வந்து கல்லூரியில குடுத்தாங்க. ஏன்னா வந்து அதுக்கு நாங்க வந்து முன்னாடியே பணம் கட்டி இருந்தோம். பீஸ் ஓட சேர்ந்து இந்த ஆர்ட் அண்ட் க்ராஃப்ட்க்கும் வந்து ஒரு ஒரு ஒரு தொகை கட்டி இருந்தோம் நாங்க.
சரி. ஓ! ம். சரி. இது எல்லாமே வந்து உங்களுக்குக் கல்லூரியிலே குடுத்து கல்லூரியிலே எப்படி பண்ணணுன்றது சொல்லிக் குடுத்திருந்தாங்களா?
ஆமா. அ ஈவினிங் வந்து 3 1/2 க்கு கல்லூரி முடியும். மூன்றரைல இருந்து நாலரை வரைக்கும் வந்து எல்லாருக்குமே இந்தக் கைவினை பொருட்கள் கிளாஸ் வந்து நடக்கும். 4 1/2 தான் வந்து மொத்தமா வந்து கல்லூரி முடியற ட் நேரமா இருக்கும்.
சரி. இந்தக் கைவினை பொருட்கள் நீங்க ஒரு சிலருக்குக் குடுத்தீங்கன்னு சொன்னீங்க இல்ல, செஞ்சு குடுத்த அதுல உங்களால நல்ல சம்பளம் வந்து ஈட்ட முடிஞ்சுதா?
இல்ல. சம்பளத்துக்கு நான் செய்யல. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுத்தேன். ஆ-ஆமா கிஃப்ட் பண்ற மாதிரி அத வந்து நான் செஞ்சு கொடுத்துடுவேன். அ எனக்குத் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும். என்னோட கசின்க்கெல்லாம் அவங்களுக்கு குழந்தை பிறந்து இருக்கும்போது, அந்தக் குழந்தைக்கு எல்லாம் வந்து மென்மையான தலைகாணி வச்சா நல்லா இருக்கும்ல. அதனால வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி தலையாணி செஞ்சு குடுக்குறது. அந்த பேபி பெட்ன்னு சொல்லக்கூடிய அந்த பெட் அ வளையனால வந்து கோர்க்க முடியல. அந்த பெட் மட்டும் செஞ்சேன். அவங்களுக்கு அந்த பெட் மட்டும் கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்குற மாதிரி அந்த பெட் செஞ்சு கொடுத்தேன். குழந்தை மெத்தை.
ஓ, சும்மா. ம். சரி. சிறப்புங்க. இப்போ இப்ப வந்து நீங்க ஏதாவது அதாவது இதெல்லாம் உங்களுக்குக் கல்லூரியிலே செஞ்சு குடுத்தாங்க, சொல்லிக் குடுத்தாங்க, நீங்க அதைச் செஞ்சீங்க. நீங்கல்லா சொந்தமா ஒரு விஷயத்தைப் பார்த்து எனக்குப் பிடிச்சிருந்தது. அதனால இதை நான் செய்யக் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சி இருக்கா? இப்போ வந்து ஒரு மண்பானை செய்யறதோ, ஏதோ ஒண்ணு. உங்களுக்குப் பிடிச்சது எதுனா இருக்கா?
ஆமா. இல்ல மண் பானைன்னு சொல்ல முடியாது. நான் வந்து அ அந்தக் கைவினை பொருட்களையே வந்து ஆர்ணமன்ட் செய்றது தான். அதுலயே இந்த சில்க் திரட் இல்லாம, இந்த மணி வச்சு செய்ற மாதிரி அ முத்துமணிகள்ன்னு சொல்லுவாங்க. மணி மணி உருண்டை உருண்டையா இருக்கும் மணிகள். அதுவும் அப்புறம் சாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன இது இருக்கும். அந்த டாலர் மாதிரி. அதெல்லாம் கோர்த்துச் செய்யக்கூடிய பிராஸ்லெட்ஸ். அதெல்லாம் வந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் <swallows> அந்த ப்ராஸ்லெட் செய்யறது. ஆமாமா வீட்டுக்கு மட்டும் தான். ஏன்னா பெரிய அளவுல செய்யற அளவுக்குப் பொறுமை எனக்கு இல்ல. முத ஆசை இருக்கிற அளவுக்கு, ஆர்வம் இருக்கிற அளவுக்குப் பொறுமை இல்ல. ஏன்னா அதெல்லாம் கண்டிப்பா நுண்ணியமா செய்யணும், வந்து கொஞ்ச நேரம் செஞ்சாலும் வந்து அது ஒ அ ஒரு ஒரு கான்சண்ட்ரேக்ஷன் அதிகமா அதுல குடுத்து செய்யணும். ஏன்னு கேட்டா அந்த ஊசிய வச்சு நம்ம கொஞ்சம் திருப்பும் போது கூட நம்ம கைல இது ஆயிடும். அந்த மாதிரி ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஆ. ஆமா. புரியுது, புரியுது. சிறப்புங்க. இது உங்களுக்கு வீட்டுக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டீங்களா எப்படி? சரி. கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க.
ஊசி வச்சு கோர்க்கும் போது. அதுவும் இல்லாம அதுக்கு அடுத்து என்ன பழகனும் அப்படின்னு கேட்டா, இந்த இதுல செய்வாங்க பாருங்க. குழந்தைகளுக்கு ஸ்வ் ஸ்வட்டர் பிண்றது. பிண்றது வந்து கத்துக்கிட்டேன். அந்தப் பின்னும்போது வந்து என்னோட குழந்தைக்கு வந்து ஆ பின்னுனேன். வேற யாருக்கும் நான் செஞ்சு கொடுக்கல. அதைக் கத்துக்கிட்டது வீணாகக் கூடாதுன்றதுக்காக ஒரு 5 வருடம் கழிச்சு தான் அதையுமே கல்லூரியில கத்துக்கிட்டது. ஒரு 5 வருடம் கழிச்சு திருப்பி எடுத்து தெரியுது. நம்ம செஞ்சு பாப்போம் நம்ம குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தத் தலையில மாட்டுற குல்லாவும், அப்புறம் கால்ல, கையில போடுற க்ளோவ்ஸ் போடுவாங்க இல்லையா?
ஆமாம். சிறப்புங்க. ம். ஆ.
அது வந்து பின்னி பின்னி பழகினேன். அது வந்து ஒரு ப ப்ரபிக்ட் சைஸ் வரலை. ஏன்னு கேட்டா அவங்க வந்து அப்பதான் பிறந்திருந்தாங்க அப்படிங்கும்போது எனக்கு அந்த அளவும் சரியா தெரியல. கொஞ்சம் பெருசா இருந்தது. ஆனா அவங்க வளர்ந்த பின்னாடி அது வந்து பயன்படுத்துற மாதிரி இருந்தது.
சிறப்பு. இப்போ இதைப் பின்னி முடிச்சதும் உங்களுக்கு எப்படி ஒரு உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்ததா? ஒரு நல்ல விதமா நம்ம நேரத்த செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு தோணுச்சா?
ஆமா கண்டிப்பா. ஏன்னு கேட்டா வந்து குழந்தைக்காக மொத மொத செஞ்சது அப்படிங்கும்போது, அதுவே ரொம்ப சந்தோஷம். அது என்ன பண்ணேன்னா வந்து, எனக்கு இப்போ நேரம் பொறுக்கல எனக்கு. போட்டே ஆகணும், போட்டுப் பார்த்தே ஆகணும்னு சொல்லி <chuckles> ஆர்வத்துல, அது லூஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து பரவாயில்ல, சைஸ் பத்தலைன்னா பரவாயில்லன்னு என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு அல்ரெடி ஒரு சாக்ஸ் போட்டு அதுக்கு மேல அதைப் போட்டேன். அப்பறம் கொஞ்சம் நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி போட்டு ஒரு புகைப்படம் எடுத்து வச்சிருக்கேன்.
<laughs> ஆமா, கண்டிப்பா. சிறப்புங்க. அதாவது இந்தத் தாயோட உள்ளம் வந்து நம்ப குழந்தைக்கு எது வந்து நம்ம புதுசு புதுசா செஞ்சு போட்டுப் பாக்கலாம், அப்டின்ற மாரி ஒரு ஆசை எப்பையுமே இருக்கும் இல்லையா? என்னதான் கடையில வாங்குனாலும் நம்ப கையால, ஒரு நேரம் செலவு பண்ணி குடுக்கும்போது, அதுல ஒரு பெரிய மனத் திருப்தி கிடைக்கும்.
கண்டிப்பாங்க. நிச்சியமா. நிச்சியமா.
இதுல உங்களுக்கு இந்த மாரி நேரங்கள், அதாவது இந்த கைவினைப் பொருட்கள் செய்யுறது, இந்த மாரி உங்களுக்கு நேரங்கள் செலவு பண்ணும்போது உங்களுடைய அன்றாட நாள் வந்து எப்டி இருக்குன்னு நெனைக்கிறீங்க? என்ன மாற்றங்கள் இருக்குன்னு நெனைக்கிறீங்க?
நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் வந்து மன நிம்மதியா இருக்கும்மா. அது வந்து ஒரு அளவுக்காவது இன்னைக்கு <inhales> ரொம்ப வந்து ஸ்கிரீன் பாக்காம, வேற எதுவும் வந்து செலவிடாம, நேரம் செலவிடாம இதுல கொஞ்சம் செலவிட்டுருக்கோம். அப்டின்னும்போது நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. சரி. பரவால்ல இன்னைக்கு 1 நாள வந்து பிரயோஜனப்படுத்திருக்கோம். அப்டிங்கற மாதிரி இருக்கும்.
ம். சிறப்பு. கண்டிப்பா. சிறப்பா சொன்னீங்க. நீங்க இதுவரைக்கும் என்னென்ன கைவினை பொருட்கள்லாம் செஞ்சிருக்கீங்க? அத எப்டி உபயோகப்படுத்துனீங்க? எங்க கத்துக்கிட்டீங்க? அதுவும் உங்க பெரிம்மா கிட்ட போயிட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்கச் செஞ்சு அதுல ஒரு ஆர்வத்தக் காட்டி கத்துக்கிட்டு வந்ததுலாம் சொல்லும்பொழுது, நம்மளையும் உங்கள மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி பாக்கலாமே. நீங்கச் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஸ்கிரீன் நேரத்தலாம் கொறச்சிட்டு, இதுலலாம் நம்ம நேரத்த செலவு பண்ணும்போது நம்ம மனசுக்கு ஒரு நிறைவு வரும். இன்னைக்கு ஏதோ ஒரு புது விஷயத்தக் கத்துக்கிட்டோம். இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கோம். அப்டின்ற மாரி நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ம். உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட அ. அனுபவத்தப் பகிர்ந்து நான் நறைய விஷயங்களத் தெரிஞ்சுக்கிட்டேன். மீண்டும் பேசுவோம். நன்றி.
நிச்சியமா. நன்றி.